நிச்சயமா நிச்சயமா. ஏன்னா நம்மளுடைய பட்ஜெட் வந்து ஒரு ரூ.500 க்குள்ள ஏதாவது ஒண்ணு வாங்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி வச்சிருந்தா, நமக்கு ரெக்கமெண்டேஷன்ல வந்து தள்ளும், நமக்கு. ஆஹா! அப்படின்னு அழகழகா சூ கண்ணுக்கு ரொம்ப <chuckles> இது பண்ணுற மாதிரி அவ்ளோ சூப்பரா இருக்கும். பேசாம, ஆமா பேசாம சரி வாங்கிருவோம் சரி வாங்கிருவோம், இத இன்னும் கூட வந்து ஒரு நகைச்சுவையா ஒரு பதிவு பார்த்தேன், அதில என்ன சொல்லுவாங்க அப்டின்னா, எல்லாருமே வந்து மி எ எதில இன்வெஸ்ட் பண்ணுறதுன்னு தெரியாம, சில ஷேர் மார்க்கெட்டில இன்வெஸ்ட் பண்ணுறேன், கோல்டுல இன்வெஸ்ட் பண்ணுறேன், லேண்ட் வாங்குறேன், அப்படிலாம் சொல்லுவாங்கல்ல, எங்கெருந்து தான் இன்வெஸ்ட் பண்றீங்க நீங்கள்லாம், நான்லாம் மாசத்துக்கு வந்து சாப்பிடறதுக்கு, வாடகை கட்டுறதுக்கே சரியா போயிடுது, ஐயயோ எனக்கு வயிததெரிச்சலா இருக்கே அப்டின்னு சொல்லிட்டு இருப்பா, நீங்க எப்படி வந்து இந்த இவ்ளோ காசு சேர்க்குறீங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தங்கிட்ட கேட்கும்போது அவன் சொல்லுவான், நான் நான் என்ன பண்ண பண்ணுவேன்னா இப்போ ஏதாவது வாங்கணுனு நினைச்சேன்னு வச்சுக்கயே, அது வந்து நான் வெயிட் பண்ணுவேன், இப்போ இந்த ஆஃபர் போடுறாங்கல்ல அந்த நேரத்தில போயிட்டு 60% ஆஃபர்ன்னு போட்டாங்கன்னா, அந்த நேரத்தில டக்குனு நான் போய் வாங்கிருவேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவான். அடேய் எனக்கு அந்த விஷயம் தேவைப்பட்டுச்சுன்னா ஆஃபர் போடும்போது நான் வாங்கலாம் சரி, எனக்கு அது தேவையே இல்ல, அவ ஆஃபர் போட்டா என்ன, போடலன்னா என்ன, நான் ஏன்டா போய் வாங்கணும், எனக்கு நான் எப்படி இந்த காசு சம்பாரிக்கிறது, எப்படி காசு சேர்த்து வைக்கிறதுன்னு சொல்லுனா, அதெல்லாம் எனக்கு தெரியாது நான் இப்படி சேர்த்து வச்சுதான் நான் வந்து இவ்வளோ பெருசா வாழ்ந்துருக்கேன். எப்படியா இருந்தாலும் அது கடன் கடன் தானே. <laughs>
ம். <laughs> நம்ம மனசே மாத்தும். <chuckles> <laughs> ம். ஆ. சரி. ஆங். போடாட்டி என்ன? புரியுது. அவரு என்ன பண்ணியிருப்பாருனா? காத்துட்டுருந்திருப்பாருனு நெனைக்கிறேன். அவரு காத்திருந்து வாங்கியிருப்பாரு. இடையில வந்து அந்த பொருளை வேற எங்கியும் வாங்கியிருக்க மாட்டாரு, வேற பொருள்களையும் வாங்கி இருக்க மாட்டார்னு நெனைக்கிறேன்.
ஆமா அது அவரோட பொறுத்தது, ஆனா எ நான் எப்படி காசு சேர்த்து வைக்கிறேன் அப்டின்றதுக், அ இது இப்படி சொல்ற இப்படி சொல்லுவாரு, அப்போ அந்த தூண்டல்கள்ன்றது வருதுல்ல. நம்ம ஏதாவது ஒரு பொருளை பார்க்கும்போதோ, இல்ல ஒரு துணியை பார்க்கும்போதோ வீட்டுக்கு தேவையான உபயோகப் பொருட்கள் எடுத்துக்கோங்களேன், சமையல் உபயோகப் பொருட்கள்னு எடுத்துக்கிட்டா, அழகழகா சின்ன சின்ன டப்பாக்களிலருந்து பெரிய பெரிய சம்படங்கள் வரைக்கும் சூப்பரா
ஆமா சுய கட்டுப்பாடு. ஆமா. நம்பள சீக்கிரமா கவுத்துருவாங்கங்க. <laughs>
அதுதான். நான் அத மேனிபுலேட் பண்றது அப்படின்றது அ அதோட அந்த முக்கியமான அந்த மூலதனம் என்னென்னா அந்த அல்காரிதம் தான். இது ஆன் அவ்வளோ வேலை செய்யுது, நமக்கு பின்னாடி அப்படி வந்து ஒரு தானியங்கியா செயல்பட்டு <laughs>
கண்டிப்பா. இப்போ நீங்க சொல்லும்போது தான் எனக்கு ஒண்ணு ஞாபகம் வந்துச்சு, ஒண்ணும் இல்ல இந்த ஃப்ரிட்ஜில வந்து குட்டியா ஒரு அதாவது தொட்டி மாரியே இருக்கும், நம்ப 2 விரல் அளவுக்கு தான் இருக்கும், அதில குட்டியா தண்ணி ஊத்தி நம்ம பூக்கள போட்டு வச்சா, சும்மா ஒரு 2 நாளைக்கு வந்து அது உயிரோட இருக்கும், அதை பார்த்துட்டு எனக்கு அவ்வளோ ஆசை என்னை மீறி வந்துருச்சு, அது எதுக்கு எனக்கு வந்துச்சுன்னும் தெரியல, அது எவ்வளோன்னு போய் பார்த்தா ரூ. 1000 ன்னு இருக்குங்க.
ம்ஹம். சரி.